ஏன் கேட்டீங்கன்னா, அந்த மேட்ரிமோனி அந்த அந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமா பாக்கக்கூடிய அந்த செயலிகள் வந்துட்டு அவுங்களுக்கு அந்த செயலி வந்து, "ஒரு வேலை செஞ்சா போதும்," அப்படிங்கிற மனநிலையில நெறைய செயலிகள், ஜஸ்ட் வேல செய்றதுக்காக பண்ணி வச்சிருப்பாங்க. அவுங்க வந்து, "அது பின்னாடி அதுல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது?" அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க.
ம். புரியுதுங்க. "அந்த பேக்கிரவுண்ட் செக்யூரிட்டின்னு சொல்றது, அந்த இடத்துல அவ்வளவா இருக்காது." அப்படின்னு சொல்ல வறீங்க. கரெக்டா?
சரிங்களா? கண்டிப்பா. அ அவுங்க வந்து அதுல ரொம்ப ஃபோகஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா, "இது அவ்வளோ பெரிய விஷய ரகசியம் இருக்காது," அப்படிங்கிற மனநிலையில அவுங்க வந்து, "அவுங்களுக்கு ஒரு செயலி ஓடுனா போதும்." அப்படிங்கிற மனநிலையில அவுங்க வந்து அந்த செயலிய அ ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல வந்துட்டு அவுங்களுடைய பெ அதான் சொன்னனே பெயர், முகவரி, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அவுங்களுடைய புகைப்படங்கள், அவுங்களுடைய பிறந்த தேதி இந்த மாரி விஷயங்கள் தான் த வெளிய அ திருடப்படுறதுக்கு மத்தவங்க எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.

ஆமாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல! ஆக்டிவ், ஃபேசீவ்ன்னு சொல்றீங்கல்ல. இது எனக்கே வந்து கொஞ்சம் புதுசாதாங்க இருக்கு. ஆனா ஒண்ணு, ஒத்துக்க கூடியதாவும்தான் இருக்கு. வேற என்னென்ன பாதிப்புகள் இதனால வரும்?
அப்பிடி கண்டிப்பா, கண்டிப் இதனால நிறைய பாதிப்புகள் இருக்குங்க. ஓ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ஒரு தனி மனிதனுடைய அ அந்த என்ன சொல்றது? பிரைவசி தனி உரிமை சொல்லுவாங்க, இல்லீங்களா? அது வந்து இழக்கப்படுது. ஏன்னா, நமக்கு வந்து, இப்போ அது ய யாருனால பார்க்க முடியும்? கண்டிப்பா. இது எல்லாமே ஒ ஒரு இடத்துல இணையத்துல எங்கேயோ ஒரு மூலையில சேமிக்கப்பட்டு இருக்கு. அது எதுக்காகச் சேமிச்சு வைக்கிறாங்க? அத யாரு பார்க்கப்போறாங்க? அது எந்த இடத்துல அது பத்திரமா இருக்கா? இல்ல, வேற யாராவது பயன்படுத்துவாங்களா? அதப் பயன்படுத்தி வேற ஏதாவது தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களா? இந்தமாரி நிறைய விஷயங்கள் எனக்குப் பயம்ங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ம், ம்.
ம். ஆமாங்க. இப்ப அந்தமாரி எதாச்சும் அ உதாரணம் அ சொல்லுங்க. அதான் கேக்க வந்தேன்.
ஆ. அ உதாரணத்துக்கு நான் வந்து நிறையா வீடியோக்கள் பார்க்கிறேன் வைங்களேன்! இது வந்து ஒரு எடுத் ஆ, நான் வந்து ஒரு கிறிஸ்தவ சமயத்தைச் சார்ந்தவங்க. எங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து எங்க எங்க குடும்பத்தப் பொறுத்தவரைக்கும், இந்தச் சினிமா படங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக் கூடாதுன்னு சொல்லிச் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த YouTubeல போயி, இல்ல, இன் அ Instagram அந்தமாரி எதோ ஒரு செயலில போயி, இந்த சினிமா சம்பந்தமா, இந்த இது சார்ந்து நான் எதோ ஒரு விஷயங்கள் பார்க்கிறேன் அப்பிடின்னா, இது ஒருவேளை எங்க அம்மா, அப்பாவுக்குத் தெரிஞ்சுருமோ இது எல்லாமே கண்டிப்பா இணையத்தில எங்கேயோ சேமிக்கப்பட்டிருக்கு. இது எப்பிடியோ ஒருவழியா, எங்க அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சுருமோ! அப்பிடிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. புரியுதுங்களா?
சரி. சரிங்க. ஓ! ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை பாத்த கூட, "ஐயோ! நம்மள வீட்டுல திட்டிருவாங்களோ!" அப்பிடிங்கிற மாதிரி ஒரு சின்ன பய உணர்வு இருக்கதான் செய்யும். அப்ப என்ன பண்ணலாம்? எப்பிடி வந்து எதாச்சும் அதுக்கு கண்காணிக்காம இருக்குறதுக்கு, எதாச்சும் ஒரு வழி இருக்குங்களா?
ம், ம். <chuckles> ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க.